அ இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னது சரியான ஒரு இது தான். இந்த ஆ எப்பிடி சொல்றது? இந்த பிளெட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கல்யாணத்துக்கு நடந்த அன்னக்கே நான் சொன்னது, இது இந்த ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன்.
ம். ம். ம். ம்.
எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஓப்பனா பேசணும், தெளிவா பேசணும். அது தப்பா இருந்தாலுமே சரி, ஆனா ஷேர் பண்ணிக்கோ! ஆனா இதுவே மனசில வச்சி, மனசில வச்சிட்டு இருந்தா அது சரி வராது. ஏனா குடும்பத்திலன்னு இருக்கும்போது, நம்மோட கருத்துக்கள வந்து எப்பவுமே வந்து பகிர்ந்துக்கணும். அது சரியோ! தப்போ! அது பகிராம அது மனசுக்குள்ளேயே வச்சிக்கிட்டு இருக்கும்போது தான், அதோட விளைவுகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். ஒருத்தர் மேல ஒருத்தர் வெறுப்ப உண்டாக்குது, ஒருத்தர் மேல ஒருத்தர் அந்த புரிதல் இல்லாம நடந்துக்க வேண்டியதா போகுது. அதனால பிரச்சனைகள், சின்ன, சின்ன சந்தோஷத்தக் கூட இழக்கிற வேண்டிய சூழ்நிலை அதில தள்ளி விட்டுருது. சோ, அதனால எப்பமே கருத்த வந்து பகிர்ந்துக்கணுன்னு சொல்லிட்டு, அது நான் கல்யாணம் அன்னக்கே அந்த ஒரு ரூல்ஸ் வந்து நான் வச்சுட்டேன். அந்த எல்லைய வந்து நான் வச்சுட்டேன்.
ம். ம். ம். ம். ம். ம். ம், ம். ம். ஆ. ஆமா. ம். ஆமா. ம். ம். ம். ஓ! இப்ப இன்னும் பின்பற்றி வந்துட்டு இருக்காங்களா? அதுமாரி தான்.
பின்பற்றி தான் வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்குமே நல்லா தான் போயிட்டு இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியூர்ல இருக்கேன். அவுங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா, அப்பாவ வந்து இப்ப அவுங்க தான் நல்லாவே பார்த்துட்டு இருக்காங்க.
ம், ம். ம், ம். ஆ. அப்பா! மிக, மிக சிறப்புங்க. ஆ.
அதனால, ஆ, அதுனால எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்த ஆனா, முதல் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கருத்து வேறுபாடு எல்லாம் அதிகமா இருந்தது. நிறைய சண்டைகள் வரும். நிறைய அழுவாங்க. சோ, அந்த நான் உட்கார்ந்து பேச வச்சேனு சொன்னேன் தெரியுங்களா? இதுவரைக்குமே நான் 2 இத முறை தான் அந்தமாரி நடந்திருக்கு.
ம். ம், ம். ஆமா. ஆ.
அதுக்கு அப்புறம் நான் அந்தமாரி ஒரு சூழ்நிலையில இதுவரைக்கும் நான் தள்ளப்படல எல்லாமே 2 பேருமே
ஆ உண்மையிலே ஆ உண்மையிலே வந்து ஒரு
ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுகிட்டாங்க.
ஆ உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு கணவனுக்கு எடுத்துக்காட்டா, நீங்க வந்து அந்த பேசின விஷயம் வந்து என்ன ரொம்பவே வந்து அ இதுவா வச்சுச்சு, உண்மையிலே திரும்பி பார்க்க வச்சுச்சு, இப்பிடிதான் இருக்கணும். எனக்கு ஒரு அறிவுரை கூ கூறினமாரி இருந்தது, நம்ம இந்தமாரி சிச்சுவேஷன் வரும்போது, நம்ம இந்த மாரி பண்ணணும், அப்பிடிங்கிறத. அ இவ்ளோ நேரமா வந்து, ஒரு குடும்பத்தில வந்து என்னமாரி பிரச்சனைகள முறையிடணும்? எந்த மாதிரியான எல்லைகள வச்சுக்கணுங்கிறத மிக அழகா, தெளிவா எடுத்துக்காட்டோட சொன்னீங்க, உங்களுடன் பேசியதற்கு மிக்க மகிழ்ச்சி.
ஆ.